ஆமாங்க. விக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்பிடின்னா, ஒரு ரூ.60000க்கு ஒரு மாட வாங்குறோம் அப்பிடின்னா, நாம கொடுக்கும்போது அந்த மாட்ட வந்து செனை ஆக்கிதான் அந்த மாட நம்ம குடுக்கணம் <tsk> அப்ப கொடுக்கும்போத பாத்தீங்கன்னா, நாம வாங்குறது ரூ.60000 அப்பிடின்னா, விக்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு ரூ.80000ஆது இருக்கணும். அப்பன்னா தான் நமக்கு அதுல லாபம் இருக்கும். இல்லன்னா ஒரு ரூ.70000ஆவது இருக்கணும். அப்பதான் அதுல ஒரு லாபம் இருக்கும் நமக்கு. ஆனா, நாங்க வாங்குன மாட்டுடைய விலையே விலையில இருந்து ஒரு மவ் அ அதாவது பாதிக்கு பாதி விலையில தான் நாங்க விக்கவே ஆரம்பிச்சோம். இப்ப ரூ.60000க்கு வாங்குனோன்னா, ரூ.30000க்கு தான் நாங்க குடுக்க ஆரம்பிச்சோம்.
சரி. சரி. ம். சரி. கண்டிப்பா. ஆமா. ம். லாபம் கிடைக்கும். ஆமா. சரி. ஆ, ஆ. ஓ!
அப்பப் பார்த்தீங்கன்னா, அதுல எங்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருச்சுங்க. அப்புறம் லோன் கட்ட முடியாம
ஓ! நீங்க நட்டத்துக்கு இத கொடுத்துட்டீங்க உங்களோட மாடுகள, ஆ
ம். ஆமாங்க. ஏ அதான் 4 மாடு இறந்தொன்னே அந்தமாரி <tsk> இறந்தொன்னயே, என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா மாடும் அப்பிடி ஆயிருமோன்னு எங்களுக்கு ஒரு பயம். அதனால வந்த விலைக்கி அப்பிடியே நாங்க குடுத்துட்டோம் எல்லா மாட்டயுமே!
அது. பயத்துல நீங்க வந்து மாடுகள டக்கு டக்குன்னு விக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அ கிடைச்ச விலைக்கு விக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
ஆமாங்க.

ஆ அப்படி, அதாங் சார். என்ன ஆச்சுங்னா அந்தப் பால் பண்ணைய ஆரம்பிச்சோனய நாங்க என்ன பண்ணிட்டோம், நான் பாத்துட்டு இருந்த வேலைய வந்து விட்டுட்டேன்.
ஓ, நீங்க ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, முன்னாடி. ம்.
ஆமா. ஏன்னா இதுல நம்ம முழு ஈடுபாடோட இ ருந்தா லாபத்தை எடுக்க முடியும்ங்க. இங்க 1 கால், அங்க 1 கால் இருந்தா அது இ இன்னும் படுதோல்விக்கு அந்த 4 வருஷம்ன்றது 3 வருஷத்துலயே முடிஞ்சு போயிருக்கும்ங்க. <chuckles>
கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொல்றதை பார்த்தா நீங்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில, நல்ல ஒரு வேலையில இருந்திருக்கீங்க. அந்த வேலைய விட்டுட்டுத்துதான் அங்க போயிருக்கீங்க, அ, சரி, சரி.
ஆமா. ஆமா. அந்த மாதிரி பண்ணி பண்ணு பண்ணணோம். அ சில விஷயங்கள் அப்படியே நகர்ந்து வந்துச்சுங்க. வாழ்க்கை அப்படியே நகர்ந்துச்சு. 2 வருஷங்கள் கஷ்டப்பட்டோம். ஆ மறுபடியும் வந்து வேற ஒரு து வேற ஒரு துறையில வந்து அ நல்ல ஒரு ம் நிலைமையில வந்து ஒரு தலைமை அதிகாரியா வந்து அ உ வேலையை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். அம் அந்த ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இ இவ் இவ்
சரி. சரி, சரி. ம், ம். ம், ம், ம். சரி, சரி, சரி. நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க மீண்டும்?

ஓகே, ஓகே. புரியுதுங்க.
அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த லோன்லாம் நமக்கு வரவும். நமக்கு ஒரு ஒரு ஒரு பூஸ்டப் மாரி ஆயிடுச்சுங்க. ஓகே, நம்ம இன்னும் பண்ண நல்லா பண்ணணுன்ற மாரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா, நீங்க கேள்விப்பட்டருப்பீங்க. ஒரு சில பேர்லாம் லோன் வாங்குறாங்க அப்டின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குவாங்க. அ எங்க தாத்தா சொல்லுவாரு. லோன் வாங்குறதலாம் லோலோ பட்டு வாங்கிறணும் அப்ப்டின்னு சொல்லுவாரு அவரு
சரி, சரி. கண்டிப்பா. ஆமா. அடடா! லோன் வாங்கறது எவ்வளோ பெரிய சிரமங்க. அது வாங்குனா அதுக்கு அழஞ்சவங்களுக்கு தான் அத பத்தின இது தெரியும். அவ்ளோ எளிமையாலாம் கிடைச்சிராது.
<laughs> தெரியம், ஆமா. ஆனா எனக்கு லோன். ஆ எனக்கு என்னமோ லோனு ஒரு ஃபர்ஸ்ட் இதுலேயே நாங்க போய் சப்மிட் பண்ணோனே எங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சுங்க ஒரு பெரிய தொகை தான்.
ஏன்னு நான் நெனைக்கிறேன்னா, நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. உங்கள்ட்ட கொஞ்சம் நிலங்கள், கொஞ்சம் சொத்துக்கள் அந்த மாரியான விஷயம்லாம் இருக்குது. வங்கி அதிகாரிகள்ட்ட நீங்க உங்களோட டாக்குமெண்ட காட்டனோனா, அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. டக்குனு சரி என்னைக்கா இருந்தாலு நம்ம குடுத்த பணம் திரும்பி வந்துரும்ங்கிற ஒரு நம்பிக்கையில. உங்க உங்களுக்கு லோனா ஈஸியா செலக்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆ.
ம். ஆமா, ம். <laughs> கண்டிப்பா. ஆமாங்க. அப்படிதாங்க அது ஆரம்பிச்சோம். நல்ல பாசிட்டிவ் -வா ஆரம்பிச்சோம். நல்லபடியா போச்சுங்க. அவரும் போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு மாடல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. பால் பண்ணை ஆரம்பிச்சோம். நல்லா போச்சுங்க. நல்ல ஒரு வருமானம் வந்தது. 3 4 வருடங்கள் நல்ல ஒரு வருமானத்த பாத்தோம் நாங்க. நல்ல ஒரு வசதியாவும் வாழ ஆரம்பிச்சோம். படிப்படியே நாங்க. ஆமா, ஆமாங்க. ம் அப்படியே நாங்க படிப்படியா மேல வந்துட்டோம். ஆனா, நாங்க எந்த அளவுக்கு மேல வந்தோமோ, அவருடைய ஒரு சின்ன ஒரு அலட்சியத்தால இது என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய ஒரு கோபுரம் சரிஞ்ச மாரி அப்படியே நாங்க மேல இருந்தோம் நாங்க அப்படியே அடிமட்டத்துக்கு அந்த ஸ்டார்டிங் லெவலுக்கு நாங்க வந்துட்டோம்.
செரி. செரிங்க. ஓ! பரவால்ல. அனுபவமே இல்லாம அதுல வந்து வெற்றி பெற்றிருக்கீங்கல்ல? பெரிய விஷயம். ஆ. செரி. ம். ஆ. செரிங்க. அடடா! என்ன, பெரிய ஒரு விஷயமா சொல்றீங்க? நல்லா வந்தேன்னு சொல்றீங்க? கடைசில அப்புறம் இப்படி சொல்ட்டீங்க?
அ ஒரு 4 வருஷம். <laughs> ஆமாங்க. அந்த வாழ்க்கை அந்த ச அந்த நான் சொகுசான ஒரு வாழ்க்கை, வெற்றி கண்ட ஒரு வாழ்க்கை பாத்தீங்கன்னா, ஒரு 4 வருடங்கள் தான்.
ஆ, ஆ. ம்.

அடடா! ஆ.
அ. இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, அப்புடி நாங்க கீழ எறங்கிட்டோம். மறுபடியும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேயே வந்து நிக்கிறோம்.
அப்டிங்களா? அ. அப் அப்படி என்ன உங்களுக்கு வந்து அவ்ளோ பெரிய ஒரு தோல்வி அடையிற அளவுக்கு அதுல என்ன நடந்தது? தெரியாம சொல்ல முடியும்?
அவருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. எனக்கும் என்ன பண்றது அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த அ சில கொரோனா டைமு சில அம் வியாதி சில கிருமிகள்லாம் வந்து அப்ப பரவ ஆரம்பிச்சுதுங்க. அப்ப மாட்டுக்கும் அந்த மாரி வர ஆரம்பிச்சதுங்க.
ஆமா. மாட்டுக்கும் கொரோனா பரவன மாரி ஒரு அனுபவம் செய்திகள்லாம் வந்தது. ஆமா. ஆ.
ஆ, ஆமாங்க. ஆமா. அந்த அம்மையல்லாம் போட ஆரம்பிச்சது. அதனால அந்த மாட்டுக்கு வந்து ஒரு சில மாடுகள் வந்து அதனால பாதிக்கப்பட்டுச்சுங்க. அப்டியே அந்த பாதிப்பு என்ன ஆயிடுச்சு. ஒரு ஒரு மாட்டுக்கா மாற மாற என்ன ஆயிடுச்சு. ஸ் அது இப்போ ஒரு மாட்டு வந்து உடம்பு சரியில்லாம படுத்தோனே எங்களுக்கு பயம் வந்துருச்சி. அப்புறம் இன்னொரு மாட்டுக்கு தாக்குச்சி. அப்புறம் இன்னொரு மாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 4 மாடு அந்த மாரி ஆகவும். எங்களுக்கு பயம் வந்துட்டு எல்லா மாட்டையும் நாங்க குடுக்க ஆரம்பிச்சுட்டோம் வெளில.
சரிங்க. ஆ. சரிங்க. சரி. சரி. அ. ஓகே. அ.
நாங்க ஒருவேள 4 மாடோட நிப்பாட்டு இருந்துருந்தா நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆனா, எங்களுக்கு அந்த டைம்ல அந்த பதட்டத்துல எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க எல்லாமே நாங்க குடுக் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். எல்லாமே இவரு மெஷின் போட்டுருந்தாரு. பால் கரக்க மெஷின் போட்டுருந்தாரு. பில்ல அறுக்குறது கூட நாங்க மெஷின் வச்சிருந்தோம். வேலையாள் போட்டுருந்தோம்.
ஆ. ஓ! ஓ! ரொம்ப ஒரு தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப முன்னேற்றம் அடைந்த அளவுல தான் உங்க பண்ணைய நடத்தியிருக்கீங்க.
ஆ. <laughs> ஆமாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு ஷட்ட கட்டி தான் நாங்க ஆரம்பிச்சோம். மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 20, 25 தொட்டி கட்டி வச்சிருந்தோம். ஆம். அந்த மாரி பெரிசா, பெருசா பண்ணுணோங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிசினஸ் வந்து ஒரு ஒரு 4 வருஷத்துல அந்த ஆசைய காமிச்சுட்டு அந்த ஸ் குடுத்துட்டு அத டக்குன்னு அது எறங்கி நம்ம ஸ்டார்ட்டிங் பாயின்ட்ல நிப்பாட்னோனே எனக்கு அவரு என்ன பார்த்தாரு. அந்த பார்வையில அவர் வாய் விட்டு எதுவும் கேட்கல. ஆனா அந்த பார்வையில எனக்கு ஒரு கேள்வி தெரிஞ்சது. ஆ நீ தோல்வி அடஞ்சுட்டியா? அப்டின்ட்டு. <laughs> ம்.
பரவால்ல. ஆ. சரி சரி. பரவால்லங்க. ஆ. சரி, சரிங்க. அ. ம். ம். ம். ம். அது சரி. அடடடட! நீங்க. அப்படி ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம். மீண்டும் திடீர்னு ஏற்றம் அடைஞ்ச மாரி, அதேபோல உங்களோட முயற்சி உங்கள மீண்டும் அந்த நிலமைக்கு உயர்த்தும். அதுல ஒண்ணும். சந்தேகம் இல்ல. ஆனா நீங்க சொன்னீங்க இந்த மாடுகள் வந்து 2, 3 மாடுகள் நாங்க குடுக்க ஆரம்பிச்சோம் அப்டின்ட்டு. அது அப்படின்னா குடுக்க ஆரம்பிச்சிங்களா? விக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? உங்கள்ட்ட இருந்த மாடெல்லாம்?
ஆமா. ஆ. ம்.